ஆ. பெருசா எனக்கு சைக்கிளிங்கில ஈடுபாடு இல்லைங்க. அது வந்து இங்க கொஞ்சம் சுத்தீ கொஞ்சம் மேடு மாரி இருக்குங்களா, அத போட்டு ஒரு மாரி அழுத்திட்டே இருக்கணும். <tsk> அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனா நீங்க சொல்ற மாரி அது ரொம்ப நல்ல உடற்பயிற்சி, நான் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்.
ம். உடற்பயிற்சிக்காக பண்ணலாம். ஆமா. ஆமா, ஏன் அப்படின்னா, டவுன் பக்கம் பாத்திங்கன்னா, ரோடெல்லாம் பாத்திங்கன்னா அப்படியே வழுவழுன்னு போட்டுருப்பாங்க. அ அதுல வாக்கிங், ஜாக்கிங்லாம் போறதுக்கு ஈஸியா இருக்குற மாரி, இந்த சைக்கிள்ல போறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சொல்ற மாரி ஏன் புடிக்காம போச்சுன்னா, உங்க ஊர்ல அந்த கிராமத்தில வந்து கரடு முரடா மணல்கள், மேடுகள் அந்த மாரிலாம் இருக்கும். அப்ப அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால கூட உங்களுக்கு அதில ஒரு விருப்பம் இல்லாம இருந்துருக்கலாம்.
ஆமாம். கரெக்ட். கரெக்ட்ங்க, கரெக்ட். ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆமாங்க, அப்புறம் அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க இந்த உடல்பயிற்சிகள், நம்ம இந்த சைக்கிளிங். இதெல்லாம் போக, அ இப்போ நம்ம இங்க பக்கத்துல நண்பர்கள் இருக்காங்க. இப்ப ஏதோ ஒன்னு இப் அது கொஞ்சம் ஆண்களுக்கு ஈஸி. அ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ, பக்கத்தில கால்பந்து போய் விளையாடலாம், இந்த இறகு பந்து விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். இந்த மாரி ஒரு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு 9 மணி வரைக்கும் விளையாண்டா. இது மாறி
ம். ஆமா. ம். ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லும்போல விளையாட்டு பயிற்சிகள் கூட மொத வந்து உடற்பயிற்சிதான். உண்மையிலே. அ ரொம்ப அருமையா சொன்னிங்க, ம். ஆமா.
ஆமாங்க. நம்ம போய் ஒர்க் அவுட் மெனக்கட்டு, ஒர்க்கவுட்ன்னு போடாம. அது நமக்கு பிடிச்சு ஏன்னா விளையாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாரும் விளையாடறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க! காலங்காத்த, அதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு விளையாடணுனா, சொல்லவே தேவையில்ல. சாப்பாடு எதுமே தேவையில்ல.
ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, ம். சொல்லவே தேவயில் தேவையில்ல, ஆமா. ரொம்ப அருமையா சொன்னிங்க. அதாவது, இந்த விளையாட்டு, இது நம்ம வந்து எல்லாருமே, தன்ன அறியாமையே விளையாட போயிட்டாலே! சொல்லுவாங்கள்ல, "அந்த குழந்தைங்கள கொஞ்சம் விளையாட விடு, அப்ப தான் ஒடம்பு சுறுப்பு சுறுப்பா இருக்கும்." இந்த குழந்தைங்களுக்கு நம்ம போய் என்ன உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாது. விளையாட விட்டாலே போதும், அதுவே பெரிய உடற்பயிற்சிதான். இந்த குழந்தைங்கலாம் விளையாட விட்டு, ஓடி பிடிச்சு ஒளிஞ்சு விளையாடுறது, அதுக்கப்புறம் இங்கேருந்து, நம்ம இந்த சைக்கிளேயே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து, இது பண்ணுறது, இந்த சின்ன சின்ன விளையாட்டுலாம் கூட உடற்பயிற்சி தான். ரொம்ப அழகா சொன்னிங்க. இந்த மின்சார உபகரணங்கள்லாம் இல்லாம, நம்ம எந்த அளவுக்கு ஈஸியா நம்ம வீட்லேயே உடற்பயிற்சி எல்லாம் நல்லா செய்யலாம் அப்படிங்குறத ரொம்ப அழகா, அருமையா ஒரு உதாரணத்தோட சொல்லி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க!
ஆமா. ஆமாங்க, கரெக்ட். அ.

ஆமா. நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தியானத்தோட சேர்ந்து, அதையும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம், அப்படின்னா, அது வந்து ஒரு விசய ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வரும். உடற்பயிற்சி வந்து ரொம்ப வந்து அ கீழ குனிஞ்சு, நிமிர்ந்து, அ அந்த அந்த மின்சாரத்தையெல்லாம், அந்த இதெல்லாம் சாதனங்கள எல்லாம் தூக்கி மேல நிறுத்தி, அப்பிடிலாம் பண்ணாம இருந்தாலும், இந்த குட்டி, குட்டி சில விஷயங்கள்லாம் ஓ பண்ணாலே, அதுவே ஒரு பெரிய ஒரு ஆற்றல குடுக்கும், நம்ம உடம்புக்கும், மனசுக்கும்.
ஆமா. சூரிய நமஸ்காரம். ஆமாங்க. உண்மையா. அப்புறம், இது வந்து என்னோட இதெல்லாம் நம்ம காலையில பண்றதுங்க. அப்புறம், சாயங்காலம் ஆனா, என்னதான் நம்ம வந்து <tsk> இந்த மாரி ஒரு அ காலுக்கு சும்மா மூச்சு பயிற்சி இப்பிடி குடுத்தாலும், இப்போ ஆண்கள்லாம் கொஞ்சம் வந்து அ உடல் வந்து அந்த அ கட்டுமஸ்தா இருக்கணும். அப்பிடின்னு நினைப்பாங்க, இல்லைங்களா? அப்போ வந்து அதுக்கான வந்து சில நிறைய இந்த மாரி எக்ஸர்சைஸ் இருக்குங்க. ஈவினிங் ஆனா, இப்போ காலைல நடப்போம். நடக்கும்போது நமக்கு பாடிக்கு ஒர்க்கவுட் இருக்கும். இதுவே நம்ம ஓடம்போது, நம்ம கால்ஃப் அப்பிடீன்னு சொல்லுவோம், கால்ல. அந்த பகுதி நம்மளோட துடைப்பகுதி, அதெல்லாம் வந்து இறுகும். நம்ம வந்து நடக்கிறத விட ஓடும்போதுதான் அது வந்து இறுகும். ஸோ, அ
ஆமா. ஆமாமா. கண்டிப்பா. ஆமா. ம். ஆமா. இப்ப நீங்க ஓடுறதுக்குலாம், அந்த பக்கத்தில இடம், நீங்க வந்து ச அத வந்து அம்.
அது ஏன்னா, ஒண்ணுமில்லைங்க என்னோடது கிராமம் அப்படிங்கிறனால எனக்குன் பக்கம் நிறைய இடம் இருக்குங்க.
ஆ சூப்பருங்க. அந்த வயல்வெளி பக்கத்தில ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஓடுறது. அ. ம், ம்.
ஆமாங்க. அதுமாரி நிறையா இருக்கு. அ ஆக்சுவலா இங்க தாரோடே இருக்குங்க. மண்ல, அந்த மாரி வரப்பில தான் ஓடணுன்ட்டு கூட இல்ல. இப்போவெல்லாம் இந்த ஸ் கிராம சுத்தியே நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்க. பிரச்சனையே இல்ல. எந்த தொந்தரவும் இருக்காது. பெருசா வண்டி, வாகனம்லாம் போகாதுங்க. ஓரளவுக்கு நிம்மதியா ஓடிரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புஷ்ஷப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா?
கண்டிப்பா. ம், ம். அ. ம்.
இந்த புஷ்ஷப்பு அ ஸ்குவாட்ஸ் நம்ம வந்து இந்த முட்டி போட்டு உட்கார்ந்து, உட்கார்ந்து எந்திக்கிறது, தோப்பு கரணம், இந்த மாரி நான் வந்து என் கால்கள் வந்து ரொம்ப ஏன்னா, வயசானானாலே கால் பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் வரும். மூட்டு வலி அ இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு. சரி, கால நல்லா வச்சுக்கணும், நம்ம. அப்பறம் மேல எடையும் அதிகமா இருந்தா, உடம்பு எடையில இருந்தா எல்லா வெயிட்டும் கால்ல தான் போடும்.
ஆமா. ஆமா. வலி வந்துரும் ஆமா. மொனங்கால் வலி வந்துரும். கண்டிப்பா. ஆமா. ஆமா. கால்ல தான் வரும். ஆமா.
ஏன்னா, எங்க பாட்டிலாம் நான் பார்க்குறேங்க. அவங்கனால உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. எந்திரிச்சா, சம்பனங்கால் போட்டு உட்கார முடியாது. ஒரு பஸ் ஏற முடியாது. இந்த மாரி நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க.
ம். கண்டிப்பா.

ஆமா.
இந்த மாரி இருக்குதுங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு 2 கல்லு நம்ம வீட்லே இருக்குதுங்க ஒரு ஒரு 4 5 செங்கல்ல வந்து ஒரு 2 ஒரு படிக்கட்டு மாரி அடிக்கி வச்சுட்டா. அது மேல ஏறது, கீழ இறங்கறது, மேல ஏறது, கீழ இறங்கறது. இந்த மாரி ஸ்டெப் அப் ஒர்க் அவுட் அப்டின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. ஆமாங்க. இது பண்லாம். அப்பறம், எல்லாருமே ஈஸியா பண்றது, இன்னொன்னு ஸ்கிப்பிங்க, ஒரு கயிறு இருந்தா போதும்.
ம். சரி. ம். காலுக்கு வலு கொடுக்கிறதா? ம், ம். ஆ. நான் நெனைச்சேன் நீங்க சொல்லிட்டிங்க. ஆமா, <laughs> ஆமா.
நம்ம, அது குதிச்சம்னா நம்ம ம் எழும் மொத்த உடலுக்குமே அது வந்து ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட்டா இருக்கும்.
ஆமா. உணர்ச்சி. கண்டிப்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஆற்றல் கிடைக்கும். அந்த கெட்ட ஒரு இதெல்லாம் நம்ம ஒடம்ப விட்டு வெளியில வந்துரும் அந்த வேர்த்து வரும்போது. அது நல்ல ஒரு எளிமையான உடற்பயிற்சி. எல்லோருமே செய்ய வேண்டிய உடற்பயிற்சி எதுன்னா, அதுதான்.
ஆமாங்க. அப்பறம் இந்த காலத்து இளைஞர்கள். இந்த அ, நெறைய பேரு வந்து, இந்த, வீட்டிலே இருந்தாலும், கிராமத்தில இருந்தாலும், இப்ப இந்த மாரி ஆன்லைன் வகுப்புகள்ல நெறைய பேரு கிளாஸ் போறாங்க. ஆ, இந்த ஜும்பா, ஏரோபிக்ஸ் இப்டியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க.
சரி. ம், ம்.
அ சும்மா அது டான்ஸ் ஆடற மாரியே இருக்கும், ஆனா, நம்ம வெயிட்டு வந்து அவ்ளோ கொறப்பாங்க. ஆ, அதுமாரி நெறையா அது, ரொம்ப, ரொம்ப
ஆமா. ஆமாங்க. இப்போ வெளிநாடு மேலை நாடுகள்லாம் இதான் வந்து பண்றாங்க. வயசானவங்க கூட பண்ணிக்கிற மாரி ஒரு சின்ன லைட்டா மியூஸிக் மட்டும் போட்டுட்டு ஆமா.
ஆமாங்க. நமக்கு வந்து எளிமையாவும் இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச மாரி இருக்கும்.
ஆமா, கண்டிப்பா.